பரவால்ல. இப்ப அந்த ஒரு மரம் இருந்ததனால, உன்னொரு மரமும் உருவாகிருக்கு, இல்லையா?
ஆமாங்க. அப்பனா, அந்த நம்ம காட்ல எப்டி நம்ம ஒவ்வோரு ஆளா போய், நம்ம மரம் நட்டுட்டு இருக்கோம், இல்ல. அந்த பறவைகளோட எச்சந்தான் என்ன ஆகுது அப்டி சொல்லி பார்த்தீங்கனா, அடுத்த ஒரு மரத்த நமக்கு வந்து கெடைக்குது. அந்த மர அந்த மரத்தில வந்து அவ்ளோ நன்மைகள் இருக்குங்க.
ம். சரியா சொன்னீங்க. என்னென்ன நன்மைகள், கொஞ்சம் சொல்ல முடியுங்களா, என்னன்னு?
என்ன கு கண்டிப்பா சொல்றேங்க. இப்ப வெயில் காலத்தில, எங்க ஊர் பக்கம்லாம் ரொம்ப வெயில் அதிகமா இருக்குங்க. இந்த கோடை காலங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, கோடை காலங்கள்ல எல்லார் எடத்துலயுமே வெயில் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கனா, எங்க ஊர் பக்கம் கொஞ்சம் அதிகமாவே உணரலாம்.
சரிங்க. ம். புரியுது. ஆ அதோட தாக்கம் அதிகமா இருக்கும் சொல்றீங்க, இல்லைங்களா?
ஆமாங்க. அப்டி இருக்கும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நாங்க வெயில்ல போயிட்டு வருவோம். குடு, குடு, குடு, குடு, குடுன்னு சைக்கிள்ளையோ சரி, நடப்பயணமாவோ சரி, நடந்து அப்டியே ஓடி வருவோம். அந்த வெயில் தாங்க முடியாதுங்க, நமக்கு.
ம். சரி, சரி. ம். ம். புரியுது, அவ்ளோ கொடூரமா இருக்கும், அந்த வெயிலோட தாக்கம், அப்பிடீங்கிறது.
ஆமா. அதுக்காகவே நாங்க என்ன பண்ணிருவோனா முன்கூட்டியே என்ன பண்ணிருவோம் அப்டின்னா, எதாச்சும் தேவைகள்னா, கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி எதாச்சும் உச்சி வெயிலுக்கு முன்னாடி சொல்வாங்க, இல்லையா, அந்த 11:00லேந்து ஒரு 03:00 மணி முடிய வெளில போறது
ஆமாங்க. ஆமா. சூரியன் உச்சிக்கு போயுரும். அதனால அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். எல்லா பக்கமும்.
ஆமா. அதனால அந்த மாதிரி டை டையத்ல நாங்க போக மாட்டோம். இருந்தாலும் ஒரு காலங்கள்ல் வந்து போற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும்னு வைங்க எப்போதுமே அப்டியே கடைப்பிடிக்க முடியாது, இல்லையா, அப்டிங்கும்போது போய்ட்டு வந்து ப்பா! வேர்த்து கொட்டும். அப்ப என்ன பண்ணிருவோம் அப்பிடீன்னு சொல்லி பார்த்தீங்கனா, எங்ளுடைய அந்த வராண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க வந்து பார்த்தீங்கனா, அந்த வேப்ப மரத்தோட நெழல் வந்து கெடைக்கும்.
ம். ஆமா. எல்லா நேரமும் நாம தகவமைச்சிக்க முடியாதுல்ல. ஆமா, நிச்சயமா. ஆமா. ஆமா. நிழல். பரவால்ல. ம்.

புரியுதுங்க. இப்ப இந்த நகரமயமாக்கல்னால, இந்த மரங்கள் வளர்க்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா ஆயிருச்சு. உங்க வீட்டு முன்னாடி இப்ப ஏதாது மரங்கள் நீங்க நட் நட முடியுதா இல்ல, முடியாத மாரி ஒரு சூழ்நிலையா, எப்படி இருக்கு உங்க இதுல?
என்ன ஆச்சு, அப்டி சொல்லிப் பார்த்தீங்கனா! நான் சொன்னேன் இல்லையா, வேப்பமரம் சொன்னேல்லையா? அத வந்து என்ன பண்றாங்க! சாலை விரிவு பண்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு, எங்க மரத்தை வெட்டிப்புட்டாங்க.
ஆமாங்க. ஓ அதுதான். நெறைய அந்த ஓ சமுதாயமாக்கல் நம்ம தொடர்ந்து வளருறோம் அப்படிங்கிற பேர்ல இவங்க நெறைய மரங்களை வெட்டிருறாங்க இல்லைங்களா, இந்த இதுல?
ஆமாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அழுக அழுகயா வந்துச்சு. நான் அழுதே அழுதுப்புட்டேன். என்னடா வெட்டி புட்டியே?
ஆ புரியுது. ரொம்ப வருத்தமா தான் இருந்திருக்கும். அதுவும் சின்ன வயசிலேயிருந்து நீங்க வளர்த்த மரம் அப்படிங்கிறப்ப அதன் மேல பற்றும் ரொம்ப அதிகமா தான் இருக்கும், இல்லைங்களா, ம்.
ஆமா. அது அதுவா வளர்ந்தது. அதுக்கு ஊட்டி, அத வம்பு பண்ணி, அதுக்கிட்ட விளையாண்டது எல்லாமே ஞாபக வரும்போது, அழுதே அழுதுப்புட்டேன். இப்ப உங்கட்ட நான் பேசும்போது, எனக்கு கண்ணே கலங்குது. அந்த அளவுக்கு அ ம்ஹ்ம்.
ம். விடுங்க, விடுங்க, விடுங்க. <laughs> அந்த அளவுக்கு யோசிக்காதீங்க. ஆனா இப்ப இது இந்த ம்.
அந்த அளவுக்கு இருந்தது. அப்பறம் மேல வந்து நல்லவேள அந்த ஆலமரத்தை மட்டும் வெட்டல. என்ன காரணம் அப்டினு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமரத்து அடியில்லையே ஒரு கோவில் மாதிரி உருவாக்கிட்டாங்க.
ம். சேரி, சேரி, சேரி.
இப்ப வந்து இப்ப கோவில்ல கை வச்சா எதாச்சும் பிரச்சனை ஆயிடும். கோவில்ல கை வைக்காதம்போது ஏன் மரத்தில கை வைப்பான? அப்படிங்கிறதுனால விட்டுட்டாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்துச்சு. நம்மளும் வளர்த்து அதுமாரி ஏதாச்சும் சாமி வச்சுருந்துருக்கலாம்ல. அப்படிங்கிறமா அப்படிங்கிற
ஓ! உண்மதான். ம். அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மரத்தை வளர்த்து, ஒரு சாமிய வச்சிருந்தீங்கனா, இங்கயும் வந்து ஒரு கல்லாகி, அதுவும் ஒரு கோயிலா ஆயிருக்கும் இல்லையா?
அப்படின்னு அ நான் நெனைச்சு, அந்த இடத்துல உண்மையாவே நான் வருத்தப்பட்டேன்.